பொதுவா நம்ம வந்து வீட்ல வந்து சமையல் பண்ணும்போது, அ நெறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, நெறைய ஃபுட்ட வந்து வீணாக்கியர்றது. அதாவது ஒரு அளவா சமைக்காம அதிகமா சமைச்சு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்ட வீணாக்குறது. இல்லன்னா காய்கறிகள வந்துட்டு, அளவுக்கு அதிகமா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி, அதுல வந்து வீணாக்குறது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உணவு பொருட்கள வந்து வீணாகுது. இந்த மாரி உணவு பொருட்கள் வீலா வீணாகுறத குறைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன மாரி பிளான்ல்லாம் பண்ணுவீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்ளா?
கண்டிப்பாங்க. இது ரொம்ப நல்ல கேள்வின்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்து அ இந்த காய்கறிய வீணாக்குறதோ, இல்ல வந்து உணவ வீணாக்குறதோ அது ரொம்ப வந்து, அ நாளடைவில நமக்கு தான் கஷ்டம் தரும்ன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து உணவு வந்து நம்மளுக்கு ரொம்பவே அது முக்கியமானது. அது வந்து நம்மளுக்கு இப்ப தெரியாது. நம்ம எப்படியும் பசி, பட்டினியுமா இருப்போம் பாருங்க, அந்த பசி அப்பதான் நம்மளுக்கு வந்து அதோட அருமை வந்து ரொம் ரொம்பவே புரியும்ன்னு நான் சொல்லுவேன். ம்.
கண்டிப்பாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆ இந்த பசி வரும்போது தான், அந்த சாப்பாடு இல்லாத ஒரு குறை நமக்கு கண்டிப்பா தெரியும், இல்லைங்களா?
ஆமாங்க. அது நெறைய தடவை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் வந்து நான் உணவ வந்து எப்போதுமே வந்து நான் வந்து வீணாக்குவதே இல்ல. அது ஏன்னா வந்து, நான் வந்து நான் சின்ன பிள்ளையா அதாவது, குழந்தை இருக்க குழந்தையா இருக்குறப்ப நேரங்கள்லாம் வந்து அப்பா- அம்மா 2 பேருமே வந்து வேலைக்குன்னு போயிருவாங்க. அப்ப நானும் எங்க அண்ணனுமே ரொம்ப நாள் நோ நா ரொம்ப நேரங்களா நாங்க வந்து பசியோடல்லாம் இருந்துருக்கோம். ஏன்னா எங்க அம்மா சமச்சு வச்சுட்டு போமாட்டாங்க. ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வெளியில ரோட பார்த்துக்கிட்டு நிப்போம். "யாராவது தருவாங்களா?" அப்படீன்ற மாதிரி அக்கம் பக்கம் ஒரு சில நேரத்துல, அவங்கள்லாம் தருவாங்க. நாங்க வ் அத வாங்கி சாப்ட்டுப்போம். வ ஆனா நெறைய நேரங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நாங்க, பசியோடல்லாம் படுத்து தூங்கிருவோம். ஆனா வந்து எங்க வீட்ல 12 மணிக்கு இந்த மாரி எழுப்பிவிட்டு ஊட்டுவாங்க. அப்ப வந்து அது எங்களுக்கு சாப்புடற மாதிரியே தெரியாது, தூக்கத்துல இருக்கனால. அப்படியே அந்த அளவு ரொம்ப ஒரு மோசமா இருக்கும். எங்களுக்குமே நாங்க சொல்லி பார்த்துட்டோம், எங்களுக்கு பசிக்குதுன்னு நான் வாய விட்டு கேட்டா கூட, எங்க அம்மா வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து வெளியில அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டம் தான், எங்கள் வீட்ல. ம்.
சிறப்பு. ஓ! சரிங்க. ஆ என்னப் புரியுது, புரியுதுங்க. என்னால உங்களோட உணர்ச்சிய புரிஞ்சுக்க முடியுது. அது அதுக்கு அப்புறம் நாளடைவுல அது மாறுச்சுங்ளா?
ஆமா. அது பாத்தீங்கன்னா அஹ்ம் இல்லங்க. அது வந்து எங்க அத இதெல்லாம் பாத்துட்டு எங்க அம்மாச்சி பக்கத்துல இருப்பாங்க. அவங்க வந்து சமைக்கலாம் மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த கஞ்சி இந்த மாரி தான் வப்பாங்க. மத்தபடி வந்து எங்க பெரிமா, சித்திலாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அத வந்து எங்க எனக்கு வந்து பகிருவாங்க எங்க அம்மாச்சி. அது வந்து எனக்குமே கஷ்டமா இருக்கும், அது வந்து நீனே சாப்பிடு அம்மாச்சி நீ உங்கள உனக்கே வந்து அவங்க தான் தராங்க. நான் சாப்பிடல அப்டின்னு சொல்லி உக்காந்துருப்பேன் அப்பதான் வந்து எங்க அம்மாச்சி சொன்னாங்க, "நீ ஏன் அடுத்தவங்கள வந்து எதிர்பார்க்குற இது உன் வீடுதானே நீ ஏன் ஒன்னுமே இல்ல, ஒரு குக்கர எடு நல்ல ப அரிசிய போடு, பருப்ப போடு, அத ஆக்கி நீ பாட்டுக்கு சாப்பிடு. எதுக்கு அவங்கள எதிர்பாத்துட்டு இருக்க, அப்டியே பட்னியாலாம் இருக்கக்கூடாது வயசு பிள்ள. அப்டின்னு "எங்க அம்மாச்சி ஒரு வார்த்த சொன்னலந்து, நான் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து இந்த சமையலயே நான் வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன்." "உணவெல்லாம் வேர் வீணாக்க கூடாதுன்னு எங்க அம்மாச்சி அவ்ளோ சொல்லுவாங்க எனக்கு."
சரிங்க. ம். சூப்பர். ஆஹா.
ஆ அதுபடி வந்து நான் இன்னும் இன்ன வரையுமே போயிருக்கேன். இப்ப எங்க வீட்லையுமே நெறய பேர் வந்து, அதாவது எங்க "அம்மா, அப்பாவுமே பட்டினியால நெறய வாட்டி போவாங்க. அதனாலயே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, வந்து நான் சமைச்சு வச்சுருவேன். அவங்களுக்காகவும் பட்டினியாயிரக் கூடாது." ஆமாங்க.
சரிங்க. சூப்பர்ங்க, சூப்பர். அதாவது நீங்க வந்து உணவுக்காக ஏங்கிட்டுருந்த நேரத்துல, ஆ உங்க அம்மாச்சி வந்துட்டு இந்த மாரி நீயே சமைனு சொன்ன தோட அந்த ஒரு உத்வேகத்துல, நீங்க போய் செஞ்சீங்க. அதோடய விளைவுகள் எப்டின்னா "அம்மா, அப்பாவும் பசி இல்லாம, ஆ பசி தாங்க மாட்டாங்களே அவங்களையும் சாப்ட வைச்சு வேலைக்கு அனுப்பனுமேனுல நினச்சுருக்கீங்க." ரொம்ப நல்ல விஷயங்க. இதோட தொடர்ச்சியா நீங்க உணவு பொருட்கள வந்துட்டு இப்போ நீங்க சமைக்கும்போது, எந்த மாரிலாம் நீங்க வந்து அ வேஸ்ட் பண்ணாம இருக்கீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்?
கண்டிப்பாங்க. நான் வந்து இப்ப, எங்க வீட்ல வந்து நான் மூ 2 பேர் தான் இருக்கோம். சரி நானும், கணவரும். அ என் குழந்தை இருக்கு. குழந்தை அந்த அளவுக்கு கூட சாப்பிடாதுன்னு வைங்க. 2 பேருக்கான உரிய ஒரு அரிசிய நான் வந்து நான் வந்து அளவா எடுத்து போடுவேன். அவுங்க இரவு வந்து, அவுங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அதனால அதுக்கு ஏத்தாப்பல வந்து, அளவோட தான் வந்து, நான் மதியத்துக்குமே வந்து அது சாப்பாடு வைப்பேன். வச்சதுக்கப்பறமா காய்கறிகள் வந்து, எங்க வீட்ல வந்து நிறையவே வந்து அவர் சாப்பிடுவாரு. ஏன்னா வந்து, இந்த டயட்டு ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து, அவரு மேற்கொள்றனால, காய்கறிகள் வந்து நாங்க அதிகமாவே வாங்குவோம். அதனால, எல்லா காயுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு பயன்படுத்த மாட்டேன், அதிகமா. ஏன்னா வந்து அந்த ஃப்ரிட்ஜில வச்சு பயன்படுத்தினாலும், அது வந்து வேஸ்ட்டு ன்னு அப்பிடீன்னு தான் சொல்றாங்க. அதனால, எப்பப்ப தேவையோ அதாவது 2 நாளைக்கு ஒருக்கையாவது நான் வாங்கி அ ஒரு தாம்பலத்தட்டுமாரி பெருசா இருக்கும்ல, அதுல பரப்பி வச்சு, ஈர துணி, இல்லாட்டி ஈர சாக்க போட்டு மூடி வச்சுருவேன். அது கொஞ்சம் காயாம இந்த மாரி இருக்கும்.
சரிங்க. ம். ஓ அதுசரி.
அதுக்கு ஏத்தாப்புல வந்து, நான்
அதாவது, நீங்க ஃப்ரிட்ஜுல வைக்காம, ஒரு தாம்பலத்தட்டுல, காய்கறிலாம் போட்டு வச்சு, <inhales> அத வந்து கரெக்டா பாதுகாத்து வச்சு, அத சமைத்து சாப்பிடுவீங்க, இல்லையா?
ஆமாங்க. ஏன்னா வந்து "ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிட்றது வேணாம்." அப்டீன்ட்டு கணவரும் சொல்வாரா! "அது வந்து கெடுதல் அது பதப்படுத்தி எடுத்து எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு?" அப்டீன்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்க ஒ மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்ததுமே வந்து உடனே அந்த இது தட்டுலாம் நல்லா இது பண்ணி, அ இந்த ஈர துணிய போட்டதுமே அது அப்பிடியே இருக்கும். அது வந்து காயவும் செய்யாது கெடவும் கெடாது. ஒரு நல்ல இதாக தான் இருக்கும். அது வந்து காய் என்னன்னைக்ன்னா வந்து, 1 நாளைக்கே நான் வந்து 3, 4 காய் வந்து செஞ்சுருவேன். தொட்டுக்க ம் ஆமாங்க. அது அதொரூ அதுனால வந்து அவரோட டயட்டுன்ற ஒண்ணு நாள தான். இல்லாட்டி வந்து முன்னாடிலாம் இந்த மாதிரி கிடையாதே. அதுதான் ம்.
அ. சரிங்க. ஓ! சூப்பருங்க. <chuckles> சரிங்க. எந்தெந்த மாரி செய்வீங்க. அந்த 3 காய எப்பிடில்லாம் செய்வீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்?
கண்டிப்பாங்க. பொரியல்லா செய்வேன். அ, எப்போதுமே வந்து நாங்க காய் வந்து 2 நாளைக்குனா, 1 கிலோ வாங்கிக்குவேன். 1/2 ஒரு நாள், இன்னொரு நாள் 1/2 கிலோ அந்தமாரி வந்து அ, நானே வந்து இது பண்ணி அ செய்வேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா, வந்து பொரியல்ல வைப்பேன். இன்னொன்னு கூட்டுல வைப்பேன். இன்னொன்னு வறுக்குற மாதிரி வச்சுக்குவேன். இது 3 விதமா வச்சுட்டு, பத்தாததுக்கு முட்டைகள். முட்டையும் வந்து ஒரு அவரு வந்து 4, 5 இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனா அதோட சாதம் அளவு வந்து ஒரு கையா தான் இருக்கும். ஆனா, அந்த காய்கறி வந்து அதோட ஒரு 2, 3 மடங்கு வந்து அவரு வந்து சாப்பிடுவாரு. அப்ப வந்து க குழந்தைக்கும் நாங்களும் வந்தும் இந்தமாரி சாப்பிடுவோம். அப்பிடிதான் பழக்கம் போயிட்டிருக்கு. ஆனா, உணவு வந்து நான் அந்த சாப்பாடெல்லாம் வீண் ஆகுறமாரி இப்ப நைட்டு வந்து மீதம் இருந்துச்சுனா கூட அத நான் சாப்பிட்டுக்குவேன் தவித்து, அத குப்பையில கொட்டுறதோ, இந்த மாதிரி எந்த வீணாக்குற மாரிலாம் அத பண்ண மாட்டேன். அப்பிடியே ஒரு சில ச நம்ம சாப்பிட முடியாத ஒரு இந்த கஞ்சியில வடிப்போம் பாருங்க. வடிச்ச கஞ்சி
ம். சரிங்க. ஓ! சூப்பர். ஆமாங்க.
அதுவுமே ஒ சேர்ந்து நான் தலைக்கு தேய்ச்சு குளிப்பேன். அப்படி இல்லாட்டி போய் இங்க மாட்டுக்கு இந்த கழனி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பொதுவா 1 தொட்டி மாரி கட்டியிருக்காங்க. அதில போய் வந்து நான் ஊத்திட்டு வந்துருவேன். இந்த பழங்களான அந்த பழங்கள் தோல் அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க அதையும் போய் கொட்டிட்டு வந்துருவேன். இந்த மாதிரி வந்து கொட்டிட்டு வந்துருவேன். எந்த பொருளையும் வீணாக்க கூடாது அந்த சொன்னேன்ல <chuckles> அந்த சம்பவத்திலேருந்தே நான் வந்து எந்த பொருளுமே நான் வந்து வீணாக்க கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்தேன். அது இப்போ வரையுமே கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். அது ம்.
சரிங்க. ம். ரொம்ப சிறப்புங்க சிறப்பு. ஏன்னா <inhales> சின்ன வயசுல நம்ம பார்த்து கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த வந்து <inhales> பெருசானதும் நமக்கு வந்து ஒரு திருமணத்துக்கப்புறம் வந்து நம்ம வந்து அது நமக்கு எளிதா கிடைக்கும்போது, <inhales> நம்ம வந்து அத எப்படி வந்து உபயோகிச்சுக்கணும் அப்படிங்கிறது, ரொம்ப அழகா நீங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. <inhales> அ உங்க கணவருக்காக நீங்க வந்து பார்த்து பார்த்து 3 பொறியல்லாம் <chuckles> செய்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. <inhales> நீங்க இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் எடுத்து எடுத்துட்டு இருக்கறதுனால இப்போ அவருக்காக நீங்க வந்து அவர் டயட் இருக்காரு சாப்பிடுறாரு. நீங்களும் அந்த மாதிரி எடுக்கறதுனால உங்களோட <inhales> உடல்ல ஏதாவது நல்லது, அதாவது காய்கறிகள் நிறைய எடுக்கும் போது உடல்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படும்பாங்க. அது மாரி எதாவது உங்களுக்கு இருக்கா?
நான் அந்த அளவுக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்க. எதோ ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்குவேன். ரொம்பலாம் ஒன்னும் சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பாடு தான் எனக்கு அதிகமா, ஏனா அது சாப்பிடலனா வச்சுக்கோங்க எனக்கு தெம்பு இருக்காது. இந்த வேலை பார்க்குறத்துக்காகவே நான் அது எனக்கு தெம்பு வேணும்ல? குழந்தைய பார்க்குறது. ஆ. அவங்க வந்து சாதம் கம்மியா சாப்டுட்டு, ஆனா அவங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டியே ஓனு ஒட்டி போயிட்டு, எளச்சிட்டு. ஆனா, அந்த ஃபேட்டுன்னு சொல்லி அந்த கொழுப்பெல்லாம் வந்து நல்லாவே குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லுவேன். இந்த இதில இருக்கிறதுனால. ஏ ஆ ஏனா வந்து அவருக்கு வந்து உணவு குழாய் வந்து ஏதோ எரியுதா என்னமோ அசிடிட்டி ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைனால, மருத்துவமனைக்கு போகாம உணவே மருந்துன்ற ஒரு முறையில இந்த டயட்டீஷியன் இருப்பாங்கல்ல
ஆ. சரி, சரிங்க. கண்டிப்பா. ஆமா. சரி, சரிங்க. ஆமாங்க.
அ அவங்கள் மூலியமா வந்து இந்த உணவுலயே வந்து நான் சரி பண்ணலாம் அப்டின்ற மாரி மேற்கொண்டிருக்க, 3 மாசம் ஆச்சு. இப்ப பரவால்ல ரொம்பவே ஒரு மாற்றங்கள் தெரியுது, அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அதனாலயே வந்து ம்.
ஓ! சிறப்புங்க. நான் வந்து, ஏன் இத கேட்டேன் அப்டினா? நிறைய காய்கறிகள் எடுத்தா நமக்கு வந்து, இந்த முடி கொட்ற பிரச்சன இருக்காது. ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா குளோயிங் இருக்கும். அ உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கசிவு தன்மைலாம் வந்து நல்லா சீரமைப்பா இருக்கும். இந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய காய்கறிகள் நிறைய எடுக்கரனாலையே கிடைக்குன்னு சொல்றாங்க. அதனால சரி உங்கள வைச்சு தெருஞ்சுக்கலாம், அப்டிங்கறதுக்காக நான் கேட்டேன்.
<chuckles> அது அவருக்கு அவருக்கு அந்த மாரி நீங்க சொல்ற இதெல்லாம் முடியெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இப்ப வந்து கொட்டுறதில்ல அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆ இது உடம்பு அந்த இது அந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய பின்னாடி முன்னாடி இந்த எல்லாமே குறைஞ்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. க்ளோ வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் எனக்கு தெரியல. அ ஆனா, இதெல்லாம் நடந்துடுதா இருக்கு. ஏனா நான் அந்த அளவுக்கு நான் காய் சாப்பிடல ஓரளவு தான் சாப்பிடுறேன். <chuckles>
ஆ, சரிங்க. புரியுதுங்க. ஒரு ஸ்பூன் தானே சாப்பிட்டீங்க. அப்போ ஒண்ணும் பண்ண முடியல்ல. இப்போ, அ அடுத்த கேள்விக்கு போலாங்க. நான் வந்து என்ன கேக்க வந்தேனா, நீங்க உணவு வந்து பிளானிங் எப்டி பண்ணுவீங்க? இப்ப நான்லாம் கேட்டீங்கனா, ஞாயித்துக்கிழம ஈவ்னிங் போயி நான் வந்து ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வந்துடுவேன். இது இது சமைக்க போறோம் அப்டின்னு ஓரளவுக்கு அ அதாவது, நான் 7 நாளுக்கு பிளான் போடறது அப்டியே செய்யிலனாலும், ஓரளவிக்கு இந்த இது செஞ்சடலாம் அப்டின்னு ஒரு பிளானிங் போட்ருவேன். அது மாரி நீங்க வந்து, உணவோட பழக்கத்த வந்து எப்டி நீங்க பிளான் பண்ணி சமைக்கிறீங்க.
<chuckles> ஆமா. கண்டிப்பாங்க. அப்ப நீங்க வந்து ஞாயித்துக்கிழமைன்னு சொன்னிங்கன்னா. அப்போ அந்த அந்த 2 நாள் தான் கணவருக்கும் லீவு. அவர கூட்டிட்டு போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப நான் அந்த ஞா ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல சனிக்கிழமையோ நான் போய் வாங்கி இங்க வந்து மார்க்கெட் இருக்கு. பக்கத்திலேயே இருக்கு. அதனால அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துருவோம். அது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து வச்சுக்க முடியும். ஏனா நான் தான் வெளியில வச்சுக்கிறேனே. அதனால நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 நாள், 4 நாளைக்கு வச்சுக்க மாரியே நான் சமையல் வாங்கி வச்சுக்குவேன். அப்புறம் இன்னொருக்கா இவருக்கு வந்து 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் கூட போய் கூட சந்தையில போய் நான் வாங்கிட்டு வந்துக்குவேன். ஏனா, இந்த ஃப்ரிட்ஜில பயன்படுத்தாததுனால வந்து, இப்டி ஒரு அ சூழ்நிலை ம்.
சரிங்க. சரி. சரிங்க. புரி அ கண்டிப்பா. எனக்கு நாங்களும் ஃபிரிட்ஜ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கே மைண்ட் அப்டியே போய்யிட்ருக்கு. <inhales> அது வந்து உண்மையா சொல்றாகங்க. பிரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்றது வந்துட்டு சரியில்ல. ஆ. அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, நம்ம இன்னிக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் தான் நமக்கு ஒரு கடவுள் மாரி போய்ட்டுருக்கு இல்லீங்களா. அப்புறம் அ இந்த குழம்பு எல்லாம் வச்சிட்டு ஆ அது வந்து எப்டி. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்போ நான் ஒரு மத்தியானம், காலையில ஒரு குழம்பு வைக்கிறன் அப்டின்னா, மதியானத்துக்கு நம்ம சாப்பாட்டுக்கு சாப்டுவோம் இல்லைங்களா? <inhales> அப்போ அந்த குழம்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சினா, நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் தண்ணீ ஊத்தி. கொஞ்சம் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி நைட்க்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுவன். அது என் பொண்ணு வீட்டுக்காரர் எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்கன்னு வச்சிக்கோங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ஆனா, சாப்பாடு வந்து குழம்பு வேஸ்ட் ஆகக்கூடாதுனு பண்ணுவேன். நீங்க அந்த மாரி எல்லாம் ஏதாவது பண்ணுவீங்களா?
ம். ஆ <laughs> கண்டிப்பாங்க ம். ம் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து என்னன்னா அப்பப்பைக்கு பண்றது தாங்க இவங்க சாப்டுவாங்க. ஃப்ரெஷ்ஷா தான் இவங்க சாப்படணுன்னு இவங்க ஃபேமிலியே இருப்பாங்க. அதனால நான் உட்காந்து மெனக்கெட்டு அப்பப்பைக்கு பண்ணிட்டே தான் இருப்பேன். <chuckles> ஆ எ ரொம்ப இது வந்து ம். நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன்.
சரீங்க. ஓ! அது உங்களுக்கு சிரமமா இல்லையா? 3 நேரம் சமச்சுக்கிட்டே இருக்கறது?
கண்டிப்பா அப்டிதாங்க இருக்காங்க, 24 மணி நேரமும் இந்த இது, அடுப்படிக்குள்ளேயே இருக்க மாரி தான் எனக்கு தோணும். என்ன நம்ம இதுக்கு தான் வந்து பி.இ இந்த மாரிலாம் படிச்சோமா! இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோமேன்னு எனக்கு யோசிச்சுக்கிட்டுருப்பேன். ஆனா வந்து கணவர், காதல் அப்டின்னுட்டு பாக்குறதுனால வந்து, அதுக்கு அப்டியே மறந்தர்றேன் நானு. <chuckles> உள்ள ஆழ்ந்து சமைக்க ஆரம்பிச்சேன், அது வந்து அவங்களோட டயட்டுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, நல்ல வித, விதமா இருக்கும். ஏன்னா வடமாநிலத்தோட ஒரு உணவுதான் அங்க இருக்கும். அதனால எனக்கு பண்றதுக்கு கொஞ்சம் வந்து ஆர்வமா இருக்கும். அந்த இதுல பாத்து, தொலைக்காட்சில பாத்து வந்து, பண்ணுவேன்னா அது ஆர்வமா இருக்கும், அது வந்து நல்லாவும் இருக்கும். ஒரு சில நேரத்துல நானுமே சாப்டுவேன். என்ன ஒரு சில என்னென்ன நடக்கும்னா வந்து இந்த பச்ச பயறு இருக்கு பாத்தீங்களா, அத ஊற வச்சு, அவுளு இருக்கு பாருங்க, அதையும் வந்து ஊற வச்சுட்டு 2யும் அ, ப பச்ச பயிர வந்து ஒரு லைட்டா ஒரு அர அரச்சுட்டு, இதுயும் சேத்து கலந்துட்டு அதுல மஞ்சள் தூள், அ மிளகாய் தூளு அ ஜீரகம், பச்ச மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிரணும், அரச்சிறணும். அப்புறம் இது 2யும் அந்த இது கட்லெட் மாரி தட்டிட்டு ஓட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஓட்ஸையும் லைட்டா ஒரு துருவு, துருவிட்டா அது கொஞ்சம் க்ரஞ்சியா இருக்கும்ன்றதுக்காக. ஆ, முட்டைல டிப் பண்ணி, அதுல இது பண்ணி அப்டியே இந்த கட்லெட் மாரி சுட்டணும்னா, அது ஒரு இவங்களுக்கு ரெசிபி. அவங்க உணவு அட்டைல. ம்.
சரிங்க. ம். ஓ! சரிங்க. ஆமாங்க. சரிங்க. ஓ. ஓ! சூப்பருங்க. அ நான் வந்து இந்த பச்சப் பையிருல வந்துட்டு தோச பண்ணுவேன். ஆனா இப்டி ஒரு வெரைட்டீ சொன்னீங்க! வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ஓ <chuckles> இதெல்லாம் நீங்க அவங்களுக்காக Youtube ல பாத்து பாத்து செஞ்சு பழகிட்டீங்களோ?
அ, ஆமாமா. எல்லாமே அவங்களோடது. <chuckles> ஆமாங்க. ஆமாங்க, அவங்களோட இந்த இதுல, அட்டவனைல வந்து இருக்கும். இந்த மாரி இன்னைக்குன்னு, இந்த இது ஒரு உணவு, ஒரு சூப்பு, ஒரு வெஜ்ஜு சாலடு இல்லாட்டி இந்த பன்னீரு, இல்லாட்டி எக் சாலட் இந்த மாதிரியான இருக்கும். 1 ஒன்னும் இருக்காதுங்க அதுவும் ஒரு இதும், உணவுனா பரவால்ல, அது 3 இப்ப இரவுனா வந்து இந்த 3மே இருக்கணும். அந்த மாரி ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு இது. அது வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க, அதுபடி நம்ம பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கணும். அதனால எனக்கு வந்து உணவு வந்து வீணே ஆகாது.
ஓ! புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆனா அ கண்டிப்பா, இத இப்ப நீங்க பிளான் பண்ணிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த அட்டவண கொடுத்திருப்பாங்க இல்லயா? சோ அதுக்கு உண்டான காய்கறிகள், அதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் தான் நீங்க வாங்கி செய்கிறீங்க, அப்டிங்கும் போது, கண்டிப்பா வந்து வீணாகறக்கான வாய்ப்பும் இல்ல இல்லைங்களா?
ஆமா. கண்டிப்பாங்க, இப்ப நான் இப்போ காய்கறி அதிகமா செஞ்சதுனால இந்த வீட்டு மளிகை ஜாமானும் வாங்குவோம் பாருங்களேன்.
ஆமாங்க.
அது வந்து எனக்கு சுத்தமா கம்மி ஆயிடுச்சுங்க. நான்லாம் இப்போலாம் வந்து ரூ. 1000 இந்த மாரி தான் ஆகுது. அந்த அதோட செலவு. ஆனா, காய்கறி செலவு வந்து ரூ. 700 இந்த மாரி ஆயிடுச்சு. இப்போ அதில போடுறது வந்து இதில போட்டுக்கிட்டுருக்கேன் அப்படி இருக்கு.
ஓ! <laughs> ஆனா இருந்தாலும் நல்ல சத்தான உணவு போகுதுல்ல, அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும். <laughs> அதாவது, அ உணவு வந்துட்டு சின்ன வயசுல வந்து அந்த உணவுக்காக நீ ஏங்கினது, அம்மா வருவாங்களா? சாப்பாடு குடுப்பாங்களா? <inhales> அப்படின்னு ஏங்கி ஏங்கி கடைசியில தூங்கிட்டு 12 மணிக்கு அம்மா வந்து குடுக்கும்போது, அந்த உணவ வந்து சாப்பிடவும் பிடிக்காம, அப்படி ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்ந்ததுனால உங்கனால அந்த உணவ வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்கிற ஒரு மனசுக்குள்ள <inhales> உங்களுக்கு ஒரு ஆழமா பதிஞ்சுருச்சு. அத நீங்க இப்ப கூட திருமணம் ஆகி உங்க குழந்தை கையில இருந்தப்பக்கூட. <inhales> கணவருக்காக பார்த்து, பார்த்து அந்த உணவை வேஸ்ட் பண்ணாம, அழகா 3 வகை பொரியலோடு சமைச்சு குடுத்திருக்கீங்க. <inhales> அ உங்களுடைய உணர்வுகள் வந்து ரொம்ப நேசிக்க வேண்டியதா இருக்குங்க. <inhales> நெறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
ஆமாங்க, <chuckles> அதேதான். நீங்களும் ரொம்ப அழகா வந்து என்கிட்ட கேள்விகள் கேட்டீங்க. நீங்க கேட்டனால தான் வந்து என்னோட கதைகள நான் வந்து சொன்னேன். உங்களுடன் மிக்க நன்றிங்க.
ம். நன்றிங்க.